ஆ ஏன்னா அப்போலாம் வந்துட்டு, சேலை அது பெண்கள் வந்து கட்டுறதுனாவே பட்டு சேலை தான் கட்டுவோம். அ எனக்கு பட்டு சேலை கட்டவே தெரியாது. அதனால என்னோட தோழி வந்து "என்னோட வீட்டுக்கு வா! நம்ம வந்து கட்டிட்டு எல்லாரும் ஒட்டுக்கா போலான்னு சொல்லிட்டாங்க." அ அப்போ போய் அவ எப்படியோ கட்டி விட்டுட்டா. ஆனா என்ன பிரச்சனைன்னா பின்னாடி வந்து இறங்கிகிட்டே இருக்கும். அத வந்து அப்பப்போ மேல தூக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அ நான் பஸ் ஏறும்போது நான் வந்து கொஞ்சம் வந்து உயரம் கம்மியா இருக்கும்போது காலை நல்லா தூக்கினா தான் எனக்கு அந்த ஸ் இது எட்டும். ஆங் அந்த படிக்கட்டி எட்டும். <chuckles> அப்போ தூக்கினேனா பின்னாடி எல்லாம் முழு முழுக்க வந்து சேலை மேல போற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஆனா ரொம்ப கஷ்டங்க. ஆ அதேதாங்க. அப்போ நான் கேட்பேன், என்னடா இது! எதுக்கு இந்த ஃபண்ட் என்ன பாவாடை போட்டிருக்கோமே பேசாம பேண்ட் கட் போட்டுக்கலாமா உள்ள? அப்படின்லாம் கேட்டிருக்கிறேன். <laughs> அழகா வந்து கால் வரைக்கும் கீழ கணுக்கால் வரைக்கும் வந்து ஒரு லெக்கிங் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேல சேலை கட்டினா நம்ம காலெல்லாம் தூக்கினா தெரியாதுல்ல. அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். வீட்ல இருக்கும்போது பண்ணியும் இருக்கேன். என்ன பண்ணுவேன்? அப்படின்னா ஏதாவது பாவாடை மாதிரி ஏதாவது துணி போடுறேன் அப்டின்னா, உள்ள பேண்ட் தான் போட்ருப்பேன். பாவாடை கட்டுற பழக்கமே இருக்காது எனக்கு. <chuckles>
ஆஹா. <chuckles> <chuckles> ஓஹ்! சரி சரி. ஆமா. ஆமா இதெல்லாம் நடைமுறை சிக்கல். புடவைய பொறுத்த வரைக்கும். <laughs> <laughs> <chuckles> ம். அடடா! நீங்க வேற! அந்த புடவைக்குன்னு சில விஷயங்கள் வரும். அத நீங்க சொல்லும்போது தான் எனக்கே நினைவுக்கு வருது. நான்லாம் நகரத்தில இருந்தனால ஷார்ட்ஸ் கூட போடுவேன். ஷார்ட்ஸ் டீ ஷர்ட் கூட போடுவேன். சகஜமா தான் இருப்பேன் வெளியெல்லாம் கூட போவேன், வருவேன். ஆனா இந்த புடவை கட்டினா மட்டும் எனக்கும் இந்த மாதிரி கூச்சல்லலாம் வந்துடும். ஐய்யயோ! பின்னாடி தூக்கிட்டு இருக்கிற கால் தெரியுதான்னு அப்புறம் என்னோட கணவரே "நீ ஷார்ட்ஸே போட்டு சுத்துற ஆள் தான, எதுக்கு நீ இவ்வளோ வந்து கான்ஷியஸ் ஆகறன்னு" அது அந்த பாரம்பரிய உடைக்கே வந்துடும் போல இருக்குல்ல. <chuckles>
ஆ. ஆஹா. ஓஹோ! ஆ. ஆ. <laughs> ம்ஹ்ம். ஆஹ! அதாங்க. <chuckles> ஆமாங்க. கண்டிப்பா அது எனக்கெல்லாம் சில நாட்கள்ல காய்ச்சலே வந்துரும். புடவ கட்டிட்டு வெளியே போய்ட்டு வந்தேன்னா அடுத்த நாள் காய்ச்சல்ல படுத்துருவேன். அது அ ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு எல்லாமே பண்ணியிருப்போம் ஜிகு ஜிகுன்னு எல்லா அ அணிகலன்களும் அதிகமா போட்டிருப்போம். பூவும் வச்சுட்டு போயிருப்போம்.
ஆ அடடா! ஆமாமா. அம்மா உடனே சொல்லியிருப்பாங்க. "அழகா போன கண் பட்டுருச்சு, அதான் ஜுரமே வந்துடுச்சு பிள்ளைக்கு."
அப்படியே தாங்க சொல்லுவாங்க. சிரிப்பா இருக்கு எனக்கு. நானும் அப்பெல்லாம் நம்பிட்டு இருந்தேன். அதுதான் இது வரைக்கும் காமெடி. ஆ.
<laughs> <laughs> ஆமா, ஆமா கண்டிப்பா. அத நம்மள பொறுத்த வரைக்கும் அந்த பாரம்பரிய உடைகள் ஆனா யார் அணிஞ்சாலுமே அது ஒரு அழகுதான். ஆ புடவைல ஏதாவது நவீனமா முயற்சி பண்ணீங்களா?
ஆமாங்க கண்டிப்பா.

கண்டிப்பா. இத நானும் செஞ்சிருக்கேன் அதனால என்னாலேயே புரிஞ்சுக்க முடியுது.
ஆ. ஆ. ஓஹோ! <chuckles> ஆ. ஆ. அதை என்ன பண்ணிறது, அத அப்டியே கீழ வந்து உள் சைட் குடுத்து பால்சாவும் சில நேரங்கள்ல தச்சிருக்கிறேன். மேல இருக்கிறத எடுத்து கீழ வச்சுறது. ஆ. <laughs> அதனால, அப்போவே கொஞ்சம் அந்த ரெடிமேட் சாரெல்லாம் நான் அப்போவே முயற்சி பண்ணியிருக்கிறேன். 2வது என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஆ இந்த பட்டு அ பட்டு பாவாடை போடும்போது அந்த தாவணிக்கு என்ன பண்ணிருவேன்னா, ஆ அதே மாதிரி தாவணிக்கு அந்த இதை எடுத்து ஆ தைச்சு அத ஆ ஒரு ஒரு எப்டின்னா, அந்த முந்தி பின்னாடி தொங்காது முன்னாடி மட்டும் அந்த டிசைன் இருக்குற மாரி பண்ணியிருந்திருக்கிறேன். ஆனா, அது கொஞ்சம் சொதப்பிருச்சு நான் தைக்கும்போது.
ஓ! இது அத விட பயங்கரமா இருக்கே. ம்ஹ்ம். அடடா! <laughs> <laughs> எனக்கு தெரிஞ்சு, நீங்க மட்டும் ஒரு எந்த துறை சார்ந்து படிச்சு போயிருந்தீங்கன்னா, கண்டிப்பா பல விஷயங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆளா நீங்க தான் இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்.
ஆ, ஆமாங்க அத விட நான் நெனைப்பேன் நம்மலாம் இதெல்லாம் நெனைச்சது தானே இப்போ எவ்வளோ பேமஸ் ஆயிடுச்சு அப்டின்னுலா நான் நெனைச்சது உண்டு. ம்.
ஆ, கண்டிப்பா. ஏனா, அது 1ல் முறை செஞ்சவங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கும் அதுக்கான ஒரு ஒரு லாபம் கிடைச்சிருக்கும். ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் இல்லையா. <chuckles>
ஆமாங்க, 1 பேட்டர்ன் நம்ப வாங்கியிருந்தோம்னா நல்லாருந்துருக்கும். ஆ அந்த பேண்ட் இப்ப அது வருது அது அத விட எனக்கு சிரிப்பு சிரிப்பா இருக்கும் பார்க்கும்போது இத தானப்பா நான் கேட்டேன் அப்டிங்கிற மாதிரி ஆ ஒரு ப பலாசோ மாரி 1 பேண்ட் ஸ்ட்ரைட் கட்ல குடுத்துட்டு அ அதுக்கு வந்து தாவணியமும் ப்ளவுஸும் போட்டிருப்பாங்க. ஆ, அத பார்க்கும்போது அடடா! இத நான் கேட்டேனே அப்போவே <chuckles> அப்டின்னு தோணும் எனக்கு.
ஆ உண்மதான். <laughs> ஆமா. கண்டிப்பா. இது நானுமே என்னோட மகளுக்கு அவங்க பிரிகேஜி படிக்கும்போது அவங்களுக்கு அந்த மாரி ஒரு ஃபேஷனா உடை அப்டிங்கும்போது நான் 1 பாண்ட் 1 ட் ஷர்ட் 1 கிராப் டாப் மாரி போட்டு அதுக்கு மேலேயே 1 தாவணிய கட்டி அவங்கள அனுப்பிச்சிருந்தேன். நீங்க சொல்லும்போது எனக்கு அதான் நினைவு ஏனா, அதெல்லாம் வந்துருச்சு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து. அ ஆனா, நீங்க சொல்லும்போது அத தான் ணெனைச்சேன் அடடா, நீங்க யோசிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே வந்துருச்சே அப்டி
ஆஹா! ஆ. ஓஹோ! சூப்பர்ங்க. <chuckles> ஆஹா! சரி, சரிங்க. ஆ ஆமாங்க, நான் யோசிச்சேன் எல்லாமே வந்துருச்சு அதான் எனக்கு சிரிப்பேன். ஆ ஆனா, பரவால்ல நம்ம சரியா தானே யோச்சிருக்கிறோம் அப்டின்னு நெனைச்சு அப்பப்ப எங்க அம்மாட்ட பெரும சொல்லிக்குவேன் பார்த்தீங்களா, நான் அப்போ சொல்லும்போது என்ன என்ன சொன்னீங்க எல்லாரும் இப்ப அதத்தான் எல்லாரும் போட்டுட்டு சுத்துறாங்க அப்டின்பேன்.
ஓ! <chuckles> ம். சிறப்பு அதாவது பாரம்பரிய உடைகள் அப்டின்னா, அது எல்லாருக்கும் ஒரு தயக்கமும், ஒரு பயமும் இருக்கும். அத நீங்க அந்த காலகட்டத்திலேயே அத எப்டி நவீனமா மாத்துறது அத எப்டி அணிறத்துக்கு ஏற்ற மாரி மாத்துறதுன்னு முயற்சிகள்லாம் செஞ்சிருக்கீங்க. சரியான ஒரு பாதையில மட்டும் போயிருந்தீங்கன்னா, நான் ஒரு ஃபேஷன் டிசைனர இழந்துட்டோம் அப்டின்னு தான் சொல்லுவேன். அ ரொம்ப அழகா இருந்துச்சு சுவாரஸ்யமா இருந்தது கேட்கிறதுக்கே உங்களோட பேசுனதில மகிழ்ச்சி நன்றி.
ஆமாங்க. ஆஹ! <laughs> பரவாயில்லைங்க.

ஆ, ஆ. <laughs>
சிறப்பு! <laughs> ஏன்னா, ஒரு உடை வந்து, அது பாரம்பரிய உடையா இருந்தாலும், அது உங்களுக்கு எதுக்கு, எப்பிடி கம்ஃபர்டபுளா இருக்கோ, நீங்க அந்த மாரி மாத்தி அமைச்சிருக்கீங்க.
ஆமாங்க. அ அதுவும் இல்லாம, நான் சொல்லும்போது அது புதுசா இருந்துச்சு. அ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கேரளாலருந்து வந்து சில மக்கள் வந்து, எங்க ஊருக்கு குடிபெயர்ந்து வரம்போது, அவங்க பட்டு பாவாடை, சட்டையவே போட்டுட்டு, அதுக்கு மேல த தாவணி போட்டுட்டு இருந்தாங்க. <laughs> நான் பண்ண அதே ட்ரிக் தான். என்ன நான் வந்து ப்ளவுஸ்லருந்து சட்டைய மாத்துனேன். அவங்க ப்ளவுஸ்லருந்து சட்டை எல்லாம் மாத்தல. அதே பட்டு பாவாடைய போட்டுட்டு, அ மேல தாவணிய போட்டிருந்தாங்க. அத பார்க்கும்போது, "அட பரவால்லயே! ஏற்கனவே இருக்கிறதத்தான், நம்ம இப்படி செஞ்சோமா?" <laughs> அப்படின்கிற மாரி இருந்துச்சு.
<laughs> ம்ஹ்ம். <laughs> <laughs> ம். சிறப்பு. ஆனா, அதெல்லாம் நீங்களா யோசிச்சிருக்கீங்க இல்லயா? அது பாராட்டியே ஆகணும். ஏன்னா, இப்ப இணையம்ல நிறைய செயலிக்கள்லாம் வந்துருச்சு. எல்லாரும் போய் அந்த வீடியோக்குள்ள பார்த்து, மத்தவங்களோட ரசனயை எடுத்துர்றாங்க. அண்ட் நீங்களா வித்தியாசமா இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கீங்க.
ஆ. <laughs> ஆமாங்க. ஆ. ஆமாங்க. அது அ என்னென்னா, எனக்கு என்ன ஒரு யோசனைனா, எப்பவுமே வந்துட்டு எனக்கு புடுச்ச மாரி இருக்கணும். எனக்கு வந்து எதுவுமே வந்து அசௌகரியமாவே இருக்க கூடாது. அப்படிங்கிறதில, நான் கண்ணும், கருத்துமா இருப்பங்க.
சரிதான். ஆனா, நம்ம கம்ஃபர்டபுளா இருந்தா தான் அந்த உடைகள போட்டுக்க முடியும், முதல.
ஆ. ஆமாங்க. கண்டிப்பா. ந அதுவும் அந்த வயதுல வந்துட்டு கொஞ்சம் கூச்ச கூச்சசுபாவம்லாம் அதிகமா இருக்கும் அப்பிடீங்கிறதனால, அ "எல்லா பக்கமும் எப்பிடிடா மறைக்கிறது?" <chuckles> அப்பிடீங்கிறத பார்த்துட்டிருப்பேன். <laughs> ஆ.
<laughs> <laughs> ஆமா. அந்த முதல் முறை புடவை கட்டின இத வந்து, யாராலயும் மறக்கவே முடியாது. அது ரொம்ப அசௌகரியமா, எல்லாரும் நம்மளையே பார்க்கிற மாரியே ஒரு உணர்வு இருக்கும்.
ஆமாங்க. ம். <laughs> ஆமாங்க. ஆனா, ஒருத்தரும் பாத்திருக்க மாட்டாங்க. அதுதான் காமெடி. <laughs> ஆமாங்க.
அதுதான். <laughs> "என்னது? நீ இப்பிடி போனியா? அப்டின்னுவாங்க. அந்த மாரி, முதல் முறையா நீங்க புடவை கட்டின அந்த நினவுகள் இருக்கா? அத எப்டிலாம் மாத்துனீங்க?"
ஆ. ஐயோ! அது எனக்கு என்னாச்சு? அப்படின்னா, எனக்கு அ சொன்ன மாரி, நான் என்னதான் வந்து, அ இந்த மாரி மாத்துனாலும், வெளிய போனா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். வெளியே எப்பவுமே போற போற மாரி தான் போவேன். அ எப்படின்னா உதாரணத்துக்கு சொன்னேன்னா, இப்ப நான் வந்து தாவணிக்கு வந்துட்டு சட்டை மாரி தச்சு போட்டிருந்தேங்கல்ல. இதே வந்து ஒரு கோவிலுக்கு போவதுன்னா, ப்ளவுஸ் தான் போட்டு போவேன். அந்த சட்டை போட்டுட்டு போ மாட்டேன். <laughs> ஏன்னா, கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு தோணும். யாரும் அப்படி போட்டுருக்க மாட்டாங்க அப்பிடீங்கிறதனால, அ வீட்ல இருக்கும் போது தான், இந்த எல்லா அலப்பரையும் பண்ணிட்டு இருப்பேன்.
ஓ! ஆமா. ஓ! <laughs>
அ வெளிய போனா, அப்போ தான் வந்து, முதன் முதல்ல கல்லூரி படிக்கும்போது பொங்கலுக்கு வந்துட்டு, "சாரி கட்டிட்டுவாங்க." அப்பிடீன்னு சொல்லிட்டாங்க. ஆ அந்த நேரத்தில என்ன ஆகிட்டது? அப்டின்னா, என்ன பிரச்சனன்னா, 2 பஸ்ஸு மாறி போகணும். ஆ சாரி வந்துட்டு கட்டிட்டு நடந்து வேற போகணும். <laughs> 2உமே எனக்கு பிரச்சன. <laughs>
சரி. <laughs>